ஆமாங்க. சரியா சொன்னீங்க. ஒரு முகத்த பார்க்கும்போது, ஒண்ணு இல்ல இதெல்லாம் வந்து எவ்ளோ நல்ல ஒரு விஷயங்கள். அதே மாதிரி நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வரும்போது நாங்க 3 பேரும் வந்து, நானு எங்க 2 அண்ணனுங்க. அ ஒரு அளவு வரைக்கும் அம்மா வந்து கொண்டுவிட்டு, கூட்டிட்டு வந்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க 3 பேர் வரும்போது, ஒரு எங்க கையில வந்து ஒரு எவ்ளவோ கொடுப்பாங்க அம்மா. ரூ. 2, ரூ. 3 அந்த மாதிரி குடுப்பாங்க.
கண்டிப்பா. ம், ம். சொல்லுங்க. ஆஹா! சரிங்க. ஆ, ஆ, வழி செலவுக்காக. ஆஹஹ.
ஆ, அப்போ அந்த ரூ. 3 எங்களுக்கு வந்துச்சுன்னா, அதுல வந்து ஒரு கடையில விக்கிறது கட இருக்கும். இந்த வறுத்து வறுத்து வறுப்பாங்க இல்லைங்களா? அந்த கடையில போயிட்டு நாங்க வந்து அந்த கடலையை வாங்கிட்டு 3 பொட்டலம் வாங்கிக்கிருவோம். <laughs> இல்லன்னா, இல்லன்னா சிலப்போ வந்து 1 தான் வாங்குறதுக்கு காசு இருக்குங்கிறதுநால 1 வாங்கிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் உனக்கு 1 எனக்கொன்னு உனக்கொன்னு நாங்க பகிர்ந்து சாப்பிடுவோம்.
சரிங்க. ஆமா, ஆமா, ஆமாங்க. அது சரி. ஆ, ஆ, அ. ஆஹ. அது வரைக்கும் அது வரைக்கும் இருக்குமாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும்.
ஆ இருக்கு. வீட்டுக்கு போ நடந்து போற வரைக்கும். அங்கிருந்து வீட்டுக்கு நான் அதாவது அந்த இறுதி பஸ் ஸ்டாப் வரும் இல்லீங்களா?
அருமை, அருமை. அருமை, அருமை. ஆமாங்க.
அங்கேயிருந்து அந்த பேருந்தில வீட்டுக்கு நடந்து போற தூரத்தில.
ஓ! அருமை, அருமை, அருமை. சொல்லுங்களேன் நீங்க நடந்து போற வழியில பசுமையா ஏரியா இருந்ததா இருக்கட்டும். உங்களுடைய சொந்த ஊர்லயே இருந்த கோவில்களா இருக்கட்டும், வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும். நீங்க கடந்து வந்த பாதை, இது எல்லாமே அப்போ எப்படி இருந்தது? அதை நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி இருந்தது? மிக் முக்கியமா அத நீங்க பார்க்கிறப்போ உங்க மனசு என்ன சொன்னது? ஏன்னா வீடு பாக்கிறப்போ தான் அதோட அம்மா அவங்களோட இன்மை தாக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கற மாரின்னு சொன்னீங்க. நான் இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேனே. இது எப்படி இருந்தது? ஊர் சூழல் எல்லாமே.
அ, அந்த மாரி அ. ஆமா. இதுல என்ன பெரிய விஷயம்னா? அந்த கடை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் ஸ்டால் மாரி ஆக்கிட்டாங்க இப்போ. அது ஒரு பெரிய ஒரு
ஓ! தள்ளு வண்டி தள்ளு வண்டியில வறுத்துட்டு இருந்தவர். இப்போ கடையே போட்டுட்டாருங்களா?
அ தள்ளுவண்டில அது அவரு கடை தான் வச்சிருந்தாரு. அந்த கடை கூட சின்னதா ஒரு கடை. அந்த வெயில் அந்த வெப்பத்துல அப்படியே வந்து அந்த இரும்பு சட்டி வச்சுட்டு நல்லா கடையில வறுத்து தருவாரு.
ஆஹஹ. ஓ! சரி, சரி, சரி. நிச்சயமா. அத வறுக்கும் போதே சைட்ல 2 தடவ தட்டுவாங்க இல்லீங்களா? அந்த ஓசையே வேற மாரி இருக்
அது அதேதாங்க அதேதாங்க. கரெக்ட்டா புடிச்சீனு பாயிண்ட்ட. அந்த ஓசைய கேக்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு நல்ல இசையா இருக்கும் அது.
உண்ம, உண்ம. நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா.

அதாவது, நான் இருந்தது என்னமோ ஒரு 2 3 நாள்தாங்க. ஏன்னா வந்து, நான் சொல்ட்டேன்ல, அம்மா இல்லாத ஒரு வீடு என்னோட வாழ்க்கைல வந்து, வெறுமையா தோணுச்சு. அதனால, எனக்கு அங்க இருக்க முடியல. இருந்தாலும், இந்த சுத்திப் பாத்த விஷயங்கள், அதே மாரி ஒரு டெய்லர் கட இருக்குது அங்க, அவ <chuckles> அவரு எப்டின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா அங்க கூட்டிட்டுப் போகும்போது, சின்னக் குழந்தைலருந்து அங்கதான் வந்து, எங்களுக்கு சீருடைலாம் தைப்பாங்க ஆ ஆனா வந்து, இந்த ஒரு ஏழா 6வது, 7வதுலாம் படிக்கும்போது, பெண்களுக்கு இந்த நாணம்லாம் வரும்போது, அம்மா என்னம்மா, எனக்கு வந்து, கிச்சு கிச்சு மூட்டுதம்மா? அப்டின்னு. அப்டின்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு, அந்த டெய்லர் கடையப் பாக்கும்போது. ஆ
ஆ. அது சரி, அது சரி. புரியுதுங்க. சரிங்க. ஆஹஹஹ. மஹ்ம். அது சரி, அது சரி. அருமை! அருமை! அருமை. ஒவ் ஒவ்வொரு கட்டடத்துக்கும் உயிர் இருக்கும், ஒவ்வொரு அசைவுக்கும் பொருள் இருக்கும். அருமை! அருமை!
ஆம், ஆமாங்க. அதனால வந்து, இந்த விஷயத்தெல்லாம், அதுவும் இன்னொன்னு, ஒரு ரோ ஒரு ரோசாப்பூ நட்டு வச்சிருந்தோம். அதுக்கு பதிலா, வேற வேற ரோசாப்பூ இப்ப நட்டு வச்சிருக்கோம். அது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிறந்தநாளுக்கு, என்னுடைய தாய்மாமனோட கைல வந்து, ஒண்ணுமே இல்ல குடுக்குறதுக்கு, காசே இல்ல. அப்ப இந்த ரோசாப்பூ செடிய இங்க எப்பவுமே வளக்கணும்னு சொன்னதுனால, அது வந்து வளர்த்தேன், ஆனா, அதுக்கு வந்து அவ்வளோ உயிர் இல்ல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து, அதே மாதிரி ஒரு மஞ்சக் கலர் ரோசாப்பூ வீட்ல எப்பவும் இருக்கத்தாங்க செய்யுது.
ம்ஹ்ஹும். சரிங்க. ஓ! ஆஹஹ. சரிங்க. அஹ்ன். அருமை! அருமை! அவரோட அவரு உங்களோட ஞாபகார்த்தமா, அதுல எந்த மலர் எப்டி வந்தாலும் அது உங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லைங்களா?